ஜிகர்தண்டா ஒண்ணுமே இல்லங்க. <chuckles> நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன்னா, அவங்க ஏதோ இந்த ரோஸ் மில்க்க்குலாம் ஒரு எசென்ஸ் ஊத்துவாங்கல்ல. அந்த மாரி ஜிகர்தண்டாவுக்கு ஒரு எசென்ஸ் இருக்கு போலன்னு நான் நெனைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஜிகர்தண்டாவோட பேஸ் ஒண்ணுமே இல்ல. நல்ல கேரமலைஸ் ஆன சுகர், <tsk> அதுதான் அந்த கலரும் அந்த டேஸ்ட்டும் ஜிகர்தண்டாவுக்கு குடுக்குது. ஜிகர்தண்டா ஒன்ம் பாலும், சர்க்கரையும் தான். அம்மா வந்துட்டு, இந்த பால் ஏடு எடுத்து வைக்கிற பழக்கம், அம்மாவுக்கு இருக்கு. எப்பயுமே எடுத்து வச்சிருவாங்க. சோ, அந்த மாரி 2 நாள். நம்ம ரொம்ப பாலேடு எடுத்து வச்சோம்னா அது புளிச்சிரும். உங்களுக்கு தெரியும்ல்ல ஒரு பழைய பாலேடா இருந்தா புளிச்சிரும். சும்மா 2 நாள் நேத்து நைட்டு இன்னைக்கு காலையில. 2 நாள் இது பாலேடு, அதுவும் நெறையா அதுவே ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் கிட்ட வந்துச்சு. பாலேடு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்பறம் பால நல்லா சுண்ட காய்ச்சி அ நீங்க வந்து அந்த கேரமலைஸ்ட் சுகர்ல மொதல்ல வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணும். நல்லா சுகர நல்லா போட்டு நல்லா அது அந்த ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வந்து, அதில லைட்டா தண்ணி ஊத்துனீங்கன்னா, அது அந்த கேரமல் சாஸ் மாதிரி இருக்கும். <tsk> அப்புறம் அதில இந்த பால போட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிகர்தண்டா கெடைச்சிரும்.
ஆமா. சரிங்க. ஓ! ஆமா. சரிங்க. ஆமா, அ. ம். ஓ! ம், அ. சரி. இந்த எடத்துல, இப்ப இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, பால்ல காய்ச்சணும்னு சொல்றீங்க. சுண்ட காய்ச்சணும்னு சொல்றீங்க. இப்ப 1 லிட்டர் பால் எடுக்குறேன் எவ்ளோ ஆகுற வரைக்கும் காய்ச்சணும்?
ஹாஃப், ஹாஃப் ஆகுற வரைக்கும் காய்ச்சணும், அப்ப தான் உங்களுக்கு அந்த திக்கான ஒரு இது இருக்கும். ஏன்னா கேரமல் சாஸ் கொஞ்சம் தண்ணியா தானே இருக்கு. சோ, அப்ப தான் காம்பன்சேட் ஆகும். பிளஸ் உங்களுக்கு அந்த அந்த ஜிகர்தண்டா குடிக்கிற அந்த ஒரு ரிச்னெஸ் இருக்குல்ல. <chuckles> எந்த ஜிகர்தண்டாவும் தண்ணியா இருக்காது. ரோஸ் மில்க் எல்லாம் கூட தண்ணியா இருக்கும். ஆனா ஜிகர்தண்டா அப்படி தண்ணியா இருக்காது. அதுக்கு வந்து நீங்க பால நல்லா காய்ச்சினா தான் வந்துட்டு அந்த ஒரு இது வரும். மொதல்லயே சர்க்கரை போட்டுட்டீங்கன்னா அது வந்து பால் கோவாகிரும். அப்டி பண்ணக்கூடாது. சர்க்கரை தண்ணி சர்க்கரையை தனியா கேரமலைஸ் பண்ணி அந்த சாஸ் வச்சுக்கிட்டா தான் அந்த <tsk> அந்த பிளேவர் வரும். அப்புறம் அ இது பாதாம் பிசன்லாம் முன்னாடி நாளே ஊறவச்சு வச்சுட்டேன். பால் ஏடு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் ரெடி என்னால அந்த ஐஸ் கிரீம் தான் வந்து பண்ண முடியல. <tsk> இந்த ஜிகர்தண்டா ஐஸ் கிரீம்.
சரி. ஆமா. ஓ, ஓ, ஓ, ஓ! <laughs> சரிங்க. ம். ச சர்க்கரை எவ்வளோ எடுத்துட்டீங்க? ஒரு த கப்பு தண்ணிக்கு, எவ்ளோ சர்க்கரை அந்த மாதிரி சொல்லுங்களேன்.

ஒரு 7த், 8த்லருந்து நான் தோச ஊத்திப்பேன். சப்பாத்தி போட்டுப்பேன். ரசம் ஏதாவது ஒரு சும்மா இந்த தக்காளி கடஞ்சு வச்சுப்பேன். இவ்வளோதான், இந்த 4 ஐட்டத்த மட்டும் வச்சு நான் எங்க வீட்ல தனியா ஓட்டிட்ருந்தேன். அதுக்கப்பறம் இந்த இது வந்து, காலேஜ் 2ன்டு இயர்க்கு மேல, அப்ப தான் வந்துட்டு சரி நமக்கு கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நல்லா வெரைட்டியா அப்ப காலேஜ்ன்னா, நம்ம வெளியூர்ல இருந்தோம். "நெறைய, நல்லா சாப்பிட்டல்லாம் வளர்ந்துட்டோமா, எதையாவது சாப்பிடலாம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்." அப்படீன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டுருந்தேன். அப்படி பார்க்கிறப்ப தான் வந்துட்டு நானே வந்து, "சரி செய்யலாம், நெறைய ரெசிபி பார்த்து வீட்ல செய்யலாம்." அப்படீன்னு சொல்லி நான் நெறைய பண்னேன். ஆ அந் அந்த ஒரு ஹாலிடேஸ்
சிறப்பு, சிறப்பு. நல்ல விஷயம். ஆமாங்க. நெறைய பண்ணீங்களா, அதாவது அந்த ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ச ரெசிபி எடுத்து அ ச அ சரி, சரி சொல்லுங்க. என்னென்னலாம் செஞ்சீங்க சொல்லுங்க?
ஒரு ஒரு ஸ்நாக் எங்க வீட்ல எங்கம்மா, அக்கால்லாம் வந்து ஆச்சரியமா பாத்தாங்க. "என்னடா இது! திடீர்ன்னு இவளுக்கு என்ன ஆச்சு? சும்மா கூப்பிட்டா கூட கிட்சனுக்கு வரமாட்டா". தெனமும் நமக்கு வெரைட்டி வெரைட்டியா ஸ்நாக்ஸ் கெடைக்குது. ரசகுல்லா பண்ணேன், ரசமலாய் பண்ணேன். என்னங்க?
அ ஆனா வந்து சமைக்கிறதோட சு விட்டுருவீங்களா? ஆ சமைக்கிறதோட விட்ருவீங்களா? இல்ல, அந்த பாத்திரம்லாம் கழுவி அழகா வச்சுருவீங்களா?
அ வெக்கலன்னா அடிதான். எங்கம்மாவுக்கு எப்பவுமே வந்து கிட்சன் க்ளீனா இருக்கணும். நான் உள்ள போறப்போ, அது எப்படி இருக்கோ, திருப்பி வரப்போ அந்த மாதிரியே எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடணும். பிளஸ் அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டாலும், கழுவி வச்சுட்டு வந்துருவேன். "கொஞ்சம், சரி வா அவங்களும் பாவம் தான" அந்த மாரி, கழுவாம வந்தா அடி விழுகும்.
<laughs> நல்ல புள்ள. ம். ஆ, சரி ரசகுல்லா. அ என்னென்னலாம் சமைச்சீங்க சொல்லுங்க. அத நான் லிஸ்ட்ட விட்ற கூடாது, பாருங்க.
ம். ஆமா, ஆ. அ அந்த ஹாலிடேஸ்ல ரசகுல்லா பண்ணேன், ரசமலாய் பண்ணேன், ஜிகர்தண்டா எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் டூத். அதனால நெறைய ஸ்வீட்டு தான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி பண்ணேன், பெனானா கேக் பண்ணேன். அஹ அப்பறம் இதெல்லாம் ஸ்வீட்டு, அப்பறம் காரப்போலி பண்ணேன். பாவு பாஜி பாவுபாஜி அடிக்கடி பண்ணுவேன். எனக்கு ரொ ஏன்னா, எனக்கு ரொம்ப புடிக்கும் பாவுபாஜி.
ஓ! ம், பரவால்ல. ஐயோ! பார்த்தீங்களா! அதான் உங்களுக்கு புடிச்சதுல, நீங்க நெறைய சமச்சுருவீங்க? அ. <laughs>
ஆமா. எல்லாமே எனக்கு புடிச்ச ஐட்டங்கள் தான. ஏன்னா, நான் விரும்பி சாப்புட்ற பொருட்கள் வ காரப்போலியும், பாவுபாஜியும் என்னோட பெர்சனல் ஃபேவரைட். அது 2ம் பண்ணேன். அதுக்கப்பறம்
நல்ல விஷயம். இந்த இது இருக்குல்ல, இந்த ஜிகர்தண்டா மதுரை ஜிகர்தண்டாங்கிறது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். ஜிகர்தண்டா எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம்?

ஆனா என் ஏன்ட்ட தான் யுனிக்கான ஒரு ரெசிபியே இல்லயே! எங்க அம்மா செய்யிறது தான் எல்லாமே யுனிக்கா இருக்கும். அவுங்களோட மசாலா அந்த மாதிரி செய்வாங்க. நான் எல்லா வீடியோவையும் Youtube பார்த்து தானே பண்றேன். உங்களுக்கு புரியுதான்னு, நான் ஒரு Youtube சேனல் பார்த்தோ! அதுவும் சில 2, 3 சேனல் அப்பிடியே மிக்ஸ் பண்ணி நானே வந்து எ எனக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக சாப்பிட புடிக்கும். காரம் தூக்கலான்னா ரொம்ப அதிகமா ஆந்திரா பீப்பிள் மாரி இல்ல. ஆனா கொஞ்சம் ஒரு <lip trill> உரப்பா சாப்புட்ணும் அப்பிடின்னா எனக்கு பிடிக்கும். அந்த டேஸ்ட் வந்து தெரியும். சாப்பிட்டாலும் அந்த டே
<laughs> <laughs> புரியுது. அ. ஐயோ! அது உங்க வயசு. அது உங்க வயசு. வேற ஒன்னும் இல்ல. எனக்கும் பசங்க இருக்காங்க 20, 21 வயசுல, எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்ட்டு அவுங்களுக்கு வந்து, இந்த நூடுல்ஸ் இந்த முட்டை இதனால காரசாரமா செஞ்சு சாப்பிடுறதுனா ரொம்ப புடிச்சிருக்கு. என்னால அது சுத்தமா தாங்க முடியல.
ஆ. <laughs> ஆமா. எங்க அம்மாமாரி நீங்க தண்ணீ தெளிச்சு விட்டுர்ணும். நீங்களே செஞ்சுக்கோங்க அப்பிடின்னு.
<laughs> என்ன ஒரு சிரிப்பு! <laughs> இல்ல அவுங்க செஞ்சுது செஞ்சுக்கிட்டா பரவால்ல. இது அம்மா சாப்புடுமா! சாப்புடுமான்னு ரொம்ப பாசமா இருப்பாங்க. அந்த நேரத்துல தான். <laughs> சொல்லுங்க. அப்புறம் இப்ப நீங்க Youtube ப பத்தி வந்து, உங்கக்கிட்ட வந்து யுனிக் ஸ்கில் இல்ல அப்பிடின்னீங்க. இருந்தாலும் உங்க ஹாபிங்கறதனால கேக்குறீங்க Youtube ல வேற ஏதாவது விஷயங்கள் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு ஹாபி எதாவது இருக்குதா?
ம். ஆமா. எனக்கு அவ்ளோ தூரம் சோசியல் மீடியாவ டச் பண்ணதே இல்ல. ஆனா நான் வந்து நான் என்ன பண்ணாலும் எடுத்து எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுப்பேன். நான் வந்து இவ்ளோ வெரைட்டி சமைக்கிறேன். பாணிபூரி பண்ணுவேன் எல்லாமே ஸ்நாக்ஸ் தான். எல்லாம் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் பாஸ்தா பண்ணுவேன் எக் பாஸ்தா அந்த மாதிரி ஏதாவது எனக்கு புடிச்ச ஐட்டங்கள்.
அஹ. என் தங்கம். அதாவது ம். ஓ! ஏங்க இந்த பாஸ்தாவ பண்றத பொறுத்தவரைக்கும், அது என்னங்க எப்பிடிங்க கலக்குறீங்க? அத வேக வச்சுட்டு அத வடி வடிக்கட்டிர்றோம் நம்ம. அதுக்கப்பறம் என்னதாங்க செய்றீங்க? இந்தியன் பாஸ்தா அது அ என்னமோ! சாஸ் எல்லாம் போட்றாங்க. என் புள்ள கேட்குது என்னால இதுவரைக்கும் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லி தாங்களேன்! எனக்கு அத.
ஆமா.

நடுவுல நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு சொல்லி நெனச்சேன். அ அதனால, நான் வந்துட்டு இந்த மாரி வெரைட்டியா சமைக்கிறத உட்டுட்டு, பயிர்கள், சுண்டல், அந்த மாரி நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். அ ரைஸு அ அ ம் வித்தியாச வித்தியாசமா, ரைஸு வரகரிசி அந்த மாரி சாதம் வித் ப்ச் அதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுனால கொஞ்சம் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் வெயிட் எல்லாம் கொறைஞ்சு நார்மல் ஆனது. எங்க வீட்லலாம் கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிரௌனி பண்ணி குடு, பிரௌனி பண்ணி குடுன்னு கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால திருப்பி அவங்களுக்காக நான் பிரௌனி பண்ணி, கொஞ்சம் இப்போ மறுபடியும் என் நாக்கு நீளமாயிட்டே போது, கொறைக்கணும்.
ம். ஆ. சிறப்பு. ஆ, <laughs> அதாவது உங்களுடைய ஹாபிய நீங்க வந்து கொஞ்சம் கொறச்சுக்கிட்டதுனால வந்து, எல்லாருடைய ஆரோக்கியம் போச்சு. உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லாச்சு. பாவம் அவங்க நாக்கெல்லாம் செத்து போச்சு பாருங்க. <laughs> ஆ.
ஆமா. ஆமா. எங்க வீட்ல நான் செஞ்ச ப்ரௌணி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோட அண்ணா பசங்களுக்கெள்லாம் அவ்ளோ பிடிக்கும். நான் இத்தனைக்கும் குக்கர்ல தான் பண்ணுவேன் ஆனா, எனக்கு அந்த பெர்ஃபெக்ட், பவுன்சி, ஆமா.
ஓ குக்கர்லேயே செய்வீங்களா ப்ரௌனிய? ஆ சிறப்புங்க. அ ரொம்ப
நல்லா வந்திருக்கு இதுவரைக்கும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டு வச்சிருக்கேன். என் குக்கர்ல ஃபிட் ஆகுற மாரி, கரெக்ட்டா, ஒரு டின்னு மாரி, ஒரு ப்ரவுனி டின் மாரியே ஒரு தட்டு இருக்கு எங்க வீட்ல. அதனால அது பிளாப்பே ஆனது இல்லை இதுவரைக்கும். எப்பயுமே ஹிட்டாவே இருக்கு.
சரிங்க. அ. அதாவது, எதாவது 1 வேணுன்னா, கடையில தான் வாங்கணும்ன்னுல்ல, நீங்க வீட்லயே செஞ்சு பாத்துர்றது இல்லைங்களா?
ஆமா. எனக்கு அது பிடிக்கவும் செய்யுது. எனக்கு கொஞ்சம் காரமா சாப்பிட்டா பிடிக்கிதுங்குறப்போ இப்போ எங்க ஊர்லல்லாம் பாவுபாஜி ரொம்ப சப்புன்னு தராங்க. எனக்கு அது, நல்ல ஒரு நார்த் இந்தியன் கடையில சாப்பிடுற மாரி எனக்கு செய்யனுன்னு ஒரு ஆசை. அதனால நான் அத வீட்லயே செஞ்சுக்கிறேன்.
அஹ. சிறப்பு சிறப்பு. அதாவது உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஹாபியா இருந்திருந்தா கூட நம்ம வந்து, என்ன சொல்றது இவ்வளோ வந்து நம்ம எனக்கு பயன் அடைஞ்சிருக்காது. உங்களுக்கு "சமையல்" அப்படிங்கிறது ஒரு ஹாபியானது உண்மையிலே நல்ல விஷயம். உங்களுக்கு அதுவும் வந்து சீக்கிரமே கல்யாணம் ஆவணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. <laughs> ஏன்னா, <laughs> உங்களுடைய இது, கைவண்ணம் எல்லாருக்கும் தா து ஒரு கணவன்மாருக்கலாம் வந்து, இந்த மாரி வந்து ருசியா சமைச்சு குடுக்குற மனைவிகலாம் இப்போ ரொம்ப கம்மி.
ஐயயோ வேணாம்! ப்ளீஸ். அங்க போனா டெய்லியும் சமைக்கணும். என்னால அது முடியாது.
<laughs> ஏங்க ஹாபியே, உங்களுக்கு டெய்லி ஹப்பிக்கு செய்ற மாரி கெடைக்கும்போது, எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. சரி இரு, கடவுள் என்ன நெனைக்கிறாரோ, அந்த மாரி வந்து நடக்கட்டும். உங்க ஆசையை நிறைவேறட்டும். ஆனா, உண்மையிலேயே உங்க கூட பேசினது ரொம்ப பயனுள்ள ஒரு நேரமா இருந்துச்சு. அதுவும் "ஜிகர்தண்டா" அப்படிங்கிறது எனக்கு 1 செஞ்சு பாக்கணுன்ட்ருக்கு. இன்னொண்ணு அந்த பாஸ்தா. இந்த 2 ரெசிபியுமே வந்து, நான் கண்டிப்பா செஞ்சு பாப்பேன். சும்மா சொல்றதுக்காக இல்லை. செஞ்சு பாத்து என் மகள் அதை சாப்பிடும் போதெல்லாம், நான் கண்டிப்பா ஒண்ணு நெனைச்சிப்பேன். உங்க கூட பேசுனது நல்ல ஒரு நேரமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க.
அதெல்லாம் வேணாம். <laughs> ஆமா. தாங்க் யூ சோ மச்.